கடைசியாவா? இப்போ கடைசியா எடுத்துட்டது
ம். அது இன்னைக்கா கூட இருக்கலாம் உங்களுக்கு. அது நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்க
<breath> இப்போ நமக்கு இப்பதான் நம்ம தீபாவளிய வந்து கடந்து வந்தோம் இல்லையா? அதனால இதுக்காக செய்யப்பட்ட ஒரு பொருள் தட்டை இருந்தது. அதுதான் நான் இப்போ கடைசியா சாப்புட்டேன்.
ஆமா. ஆமாமா. ஓ! அதுல என்னென்ன செ செய்ய பொருட்கள் போட்டு செய்வீங்க?
அரிசி மாவு, பூண்டு, காஞ்ச மிளகா, அப்புறம் உளுந்து இதெல்லாம் வந்து காய வச்சு அரைச்சு எண்ணெயில போட்டு பொரித்து எடுப்போம்.
ம்ஹ்ஹ்ம். ம். ஆ. ஓ! ம். சரி, இப்போ நம் நீங்க வந்து ஜங்க் ஃபுட் பத்தியும் சொன்னீங்க. அ ஹெல்த்தியான ஃபுட்டு பத்தியும் சொன்னீங்க. இப்ப நீங்க வந்து உடாம ஜங்க் ஃபுட்ட எடுத்த அனுபவமோ, இல்லை உடாம ஹெல்த்தியா எடுத்த அனுபவமோ பத்தி சொல்ல முடியுங்
கண்டிப்பா, கண்டிப்பா. நான் வந்து ஒரு காலகட்டத்தில நிறைய இந்த ஜங்க் ஃபுட் வெளியில வாங்கி சாப்பிட்டுருக்கேன், அப்போ எனக்கு நேரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில <tsk> போற வழியில கடையில வாங்கி சாப்பிடறது. ஒரு இப்ப சிப்ஸ் அந்த மாதிரி வாங்கி சாப்பிடறது, இதெல்லாம் வந்து ஏற்படும். அதனால என்னுடைய உடல் எடை வந்து கூடிச்சு. அதனால நான் டாக்டர் வந்து நான் போய் மருத்துவர் வந்து ஆலோசிக்க ஒரு சிட்சுவேஷன் ஏற்பட்டது.
ஓ! சரி. ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ஓ, சரி. ம். அ ம்ஹ்ஹ்ஹ்ம்.

அது.
அது வந்து அதிகப்படுத்துங்க இல்லேங்களா! அது அதோட சுவைய வந்து அதிகப்படுத்துதுங்கிறீங்க.
ஆமா. ம். ஆமா. <smacks lips> அதனால வ
அதோட பின்விளைவுகள் என்னவா இருக்கும்? அத அதிகமா பயன்படுத்துனா?
<smacks lips> அதனோட பின்விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ப அதான் நம்மளோட இதய நோய் வரலாம். <sighs> நம்பளுடைய கல்லீரல் பாதிக்கப்படலாம். இந்தமாரி விஷயங்கள், நான் ஆல்ரெடி ஒரு விழிப்புணர்வு. பள்ளி கல்வி அளவுல நான் வந்து ஏற்படுத்தியிருக்கேன் பள்ளில <swallows> அப்பொழுது நான் இத பத்தி தெரிஞ்சுக்க வந்தது என்னன்னா, அதிக விதமான அஜ்ஜுன மோட்டோ யூஸ் பண்றதுனால நம்ப இதயம் வந்து அ இதயத்தோட துடிப்பு வந்து கம்மியாகும். அதனுடைய செயல் வந்து கம்மியாகும்.
ம்ஹ்ம். ம். ம். ஓ! சரி. ம்ஹ்ம். ம். ம். ம். ஓ! உங்களோட செயல்திறன் கம்மியாகுதுங்கிறீங்க. ஆ. சரி இப்ப சில பேர் வந்து
ஆ கம்மியா இது இ ஒரே நாள் தெரியாது <tsk> பல வருடங்கள் ஆகும். ஒரு 15 வருடங்கள் ஆகும் நம்ப பிற்காலத்துல.
ஓகே. ம், ம். கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரனுன்றீங்களா? ம், ம் ம், ஆமா. அப்போ நீங்க முடிந்த அளவுக்கு அந்த டயட்டுங்கிற சில பேர் வந்து எடுத்துக்கிறாங்க. அதனால வந்து நெறைய பேர் வந்து நெறைய விஷயத்த தவிர்த்துர்றாங்க. ஆனா, அவுங்களுக்கு எல்லா சத்துக்களும் எப்பிடி போது அப்பிடிங்கிறது தெரியறதில்ல. அந்தமாரி எல்லா சத்தும் போணுனா, ஏதாவது பண்ண முடியுமா? உங்களோட கருத்து எதா இருந்தா நீங்க பகிர்ந்து
பிற்காலத்து ம்.